இல்லங்க ஃபோட்டோலா கெடயா அப்பல்லாம் கைபேசி கிடையாது. ஆ தொலைபேசியே வந்து ஒரு வீட்ல அந்த தெருவுல எங்கேயாவது ஒரு பக்கம் தானே இருக்கும். அதனால எனக்கு அந்த உடை வந்து
ஆமா. ஆமா, அந்த அ அந்த கே கேமராலாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த இப்படி கையில வச்சு அடிக்கிறது சின்ன, சின்ன குட்டி குட்டி கேமரா.
ஆமா. அந்த உடையோட கேமரா அதெல்லாம் எடுக்கலங்க. அது நம்ம எப்பயாவது எங்காவது விழாக்களுக்கு போகும்போது தான் அந்த கேமரால புகைப்படங்கள்லாம் எடுப்பாங்க. அ அதுவுமே இல்ல எங்க கிட்டன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த உடைய வந்து தெச்சு எனக்காக குடுத்து அனுப்புவாங்க. அதே மாதிரி என்னோட பாட்டி எனக்கு வந்து அந்த ஸ்கர்ட் ப்ளவுஸ் தான் எடு துணி தான் எடுத்து தெச்சு குடுப்பாங்க. அந்த பழைய புட புகைப்படங்கள் இன்னும் 1 , 2 இருக்கு. அந்த அந்த கலர் நிற காம்பினேஷன் கூட அழகா இருக்கும். அப்டி போடும்பொழுது எனக்கு அந்த உடை மேல ரொம்ப ஒரு ஆசை, ரொம்ப நல்ல எனக்காகவே தெச்சு குடுத்தாங்க, நான் பக்கத்தல இல்லாட்டி கூட அவவங்க தெச்சு அனுப்பியிருந்தாங்க. அந்த உட வந்து எனக்கு அப்டியியே கச்சிதமா பொருந்துச்சுன்னு சொல்லலாம். அ அப்பவே வந்து என்ன பாக்கறவங்க சொல்லுவாங்க, இந்த "சினிமா ஆக்டர்ஸ் மாதிரி இருக்கீங்க." நான் வந்து 7ம் வகுப்பு படிக்கும்பொழுது நான் அந்த உடைய வந்து அணிஞ்சிருக்கேன். ஆனா 8ம் வகுப்பு படிக்கும்போது ரொம்ப சின்ன வயசுங்க எனக்கு 12-13 வயசுக்கு தான் நான் போறேன். அப்பவே வந்து எங்க குடும்பத்தில நெறைய வரன்கள் கூட வர ஆரம்பிச்சுடுச்சுன்னு சொல்லலாம். ந நீர் அந்த அதாவது வெளிய எங்காவது
ம். ஆமா. ம், ம். சேரி. சேரி, சேரி. ம். சேரி. சேரி. பரவால்ல. ம். ஆஹா! ஆன். பரவால்ல. சேரி. ஓ! அந்த உடை ஆ சொல்லுவாங்கல்ல. பாக்கும்போது ஒரு அழகு ஒரு மெழி சொல்லுவாங்கல்ல. அந்த நல்லினமும் அந்த ஒரு அழகும் சேர்ந்தா அது ஒரு ஒரு அழகா தான் இருக்கும் உண்மையிலேயே.
அப்ப வந்து நம்ம இங்க நம்மளோட உடைகள் அதிகபட்சம் என்னமா இருக்கும்னா, நல்லா தொள தொளனு ஒரு சுடிதாரா இருக்கும். சுடிதாருங்கிறது ஒண்ணும் புதுசா அப்ப தான் வருது. அ அந்த பாவாடை தாவணி, பாவாடை சட்ட தான் அப்பலாம் அதிகம். அதுல வந்து நான் வந்து அந்த வட இந்திய உடைகள்ல வந்து என்னோட சித்தி தெச்சதுனால நான் போட்டுருந்தேன். அத வந்து நெறைய பேருக்கு அது பிடிச்சிருந்தது. எனக்குமே ஒரு கான்ஃபிடன்ட் வந்து அது போட்டா நம்ம ரொம்ப அழகா தெரியிறமோ! அப்டிலெல்லாம் இருந்தது. அப்படி நம்மளும் வந்து
ஆமா. கண்டிப்பா. ஆமா. அ. கண்டிப்பா. ஆ. உண்மையிலே அந்த ஆ அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா? ஒரு சில ட்ரெஸ்ஸ போடும்போது நம்மளே நம்ம ரசிப்போம். அப்போ நான் இவ்வளோ அழகா இருக்கேன்னா? அப்டிங்கிற மாரி. பாார்த்தீங்கன்னா, உங்க சித்தி குடுத்த ட்ரெஸ் எல்லாமே அழகா இருந்தருக்கீங்க. ம்.
கண்டிப்பா. ஆனா இந்த ரசனை வந்து அந்த <chuckles> என்னுடைய ரசனை வந்து அந்த உடை மேல இருந்தது. என் மேல இல்ல, நான் அப்படியே வித்தியாசமா இருந்தேன் ப மத்த பெண்களா இருந்தா தன்ன பத்தி கனவு காண்டுருப்பாங்க. நான் வந்து அ இந்த மாரி உடையெல்லாம் நம்ம ஏன் இங்க தெ இங்க தெக்க குடுத்தா கூட அந்த மாரி தெக்க மாட்டேங்கிறாங்களேன் பேசாம இத நம்மளே கத்துக்குவோம் அப்டின்ட்டு அந்த முறை வந்து நான் ஊருக்கு போயிருக்கும்பொழுது என்னோட சித்தி தெப்பாங்க இல்லயா? நான் வந்து பேப்பர்ல நியூஸ் பேப்பர் வச்சிருப்பாங்க, அதுல வந்து கத்திரிக்கோல்ல எடுத்து அவங்க இல்லாத நேரத்தில கட் பண்ணி, கட் பண்ணி அவங்க ஒரு ப்ளவுஸ் தச்சிருக்காங்கன்னா, அதே மாரி கத்திரிக்கோல கட் பண்ணி கம்மு போட்டு சாப்பாடு போட்டு ஒட்டி, நான் வந்து பாத்தீங்களா நானும் அதே மாரி ஒரு உடைய தச்சுட்டேன்னு சொல்லி கொண்டு காமிச்சேன். அப்போ வந்து அவங்க பிடிச்சிருந்தது. ஓ! இவளுக்கு வந்து இந்த இந்த மேல கொஞ்சம் ஆர்வம் இருக்கு போல.
கண்டிப்பா. சேரி. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஆமா. ஆமா. ஆ. சேரி. ஆர்வம் இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன வயசுங்க இருக்கும்?

நான் ஒரு 8வது படிக்கிறேங்க. அவ்வளவுதான். ஒரு பதிமூணு, பதிநாலு வயசுக்குள்ள தான் இருந்தது.
சரி. ப்பா. அதிலயே பார்த்தீங்க இந்தங்க இந்த வயசுலேயே பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு புரியாதுங்க அளவு புரியாது. இன்னும் வந்து யாருமே ஜாக்கெட் வந்து ஒழுங்கா தச்சிருக்காங்கன்னு அதையே சொல்ல முடியாது. அனா அந்த வயசுலேயே பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஒரு ஒரு ஆர்வம் உங்களுடைய ஆர்வம் தான் அது.
ஆமா, ஆமா. ஆர்வம் தான். ஆமா ஆர்வம் தான். அவங்க ஏன்னா என்னோட அம்மா எனக்குள்ள வெதைச்சுட்டாங்க. உனக்கு எல்லாம் உன் சித்தி தான் தெச்சு குடுத்தாங்க. அப்ப நம்ம ஒரு வயசு வந்ததுக்கப்புறமும் அவங்க தைக்கிற உடைகள் நமக்கு ரொம்ப கச்சிதமா பொருந்தும்பொழுது
ஆ. கண்டிப்பா. அதுவும் பார்த்தீங்கன்னா, பெறந்த கொழந்தலிருந்து பெறந்த கொழந்த அந்த அந்த எச்சில் வடியாததுக்கு வந்து அத க தச்சு குடுத்ததிலருந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்ப எத்தன வருஷம் பார்த்துக்குங்க.
இனைக்கும் நான் அத பத்திரமா தான் வச்சிருக்கேன். இனைக்கும் என் பொண்ணுகிட்ட நான் வந்து காமிப்பேன். இது என்னோடது <laughs> அப்படின்னு காட்டுவேன். அந்த அத பார்க்கும்போதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்து வருங்க. அ. அப்படி நானா வந்து அவங்க தெக்கும்பொழுது, நான் கொஞ்சம் எனக்கு அந்த மிஷின் ஆப்ரேட்டிங்லாம் தெரியாது. அவங்க தெக்கும்பொழுது கூடவே பக்கத்திலேயே சேர் போட்டு உட்கார்ந்துட்டு நான் கதை பேசிட்டே இருப்பேன். அந்த 1 வருடம் முழுவதும் ஊர்ல என்ன நடந்தது? ஏது நடந்தது, அவங்களும் அவங்களோட வாழ்க்கை கதையெல்லாம் என்ட்ட பகிர்ந்துக்குவாங்க <sniffs> அ நல்ல நாங்க 2 பேருமே குடும்பத்தில ரொம்ப ஒற்றுமையா தான் இருப்போன்னு வச்சுக்கோங்களேன். அ எல்லா கதைகளும் பேசுவாங்க. அப்போ ஒரு முறை வந்து சரி நான் கேட்டேன். எனக்கு தெச்சு தாங்கன்னு. அவுங்க எப்படின்னா, நீ வந்து தெக்கிறதுக்கு உட்கார்ந்துட்டு படிப்புல கோட்ட விட்டுறக்கூடாது. அதனால நீ 10 ம் வகுப்பு முடி அதுக்கப்புறம் நான் தெச்சு கத்து தரேன்னு சொல்லிட்டாங்க. அந்த 3 வருடமும் நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் அவங்க தெக்கும்போது பக்கத்தில உட்காந்துப்பேன். அ ஒரு. எம்மிங் எடுக்கு நான் எனக்கு எந்த வேலையுமே குடுக்க மாட்டாங்க. நீ பக்கத்தல உட்கார்ந்து பாரு அவ்வளவுதான். சோ அவங்க ஒவ்வொருத்தயும் அவுங்க எப்படி கட் பண்றாங்க? எப்படி தெக்குறாங்கன்னு கண்ணுல மட்டும் தான் பார்ப்பேனே ஒழிய. நான் வந்து மெஷின்ல உட்காருக்கு அவங்க விட்டதே கெடையாது. அதே மாரி 10ம் வகுப்பு முடிச்சதுக்குப்புறம் அ எனக்கு வந்து சொல்லி் குடுத்தாங்க. அந்த ஒரு ஒரு மாத இடைவெளியில வந்து ஒரு மிஷின நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணணும்? எப்படி நூல் கோக்குறதுலருந்து, ஒரு உடைய வந்து எப்படி நம்ம கட் பண்ணணும்னு சின்ன சின்ன விஷயங்கள வந்து நான் அழகா சொல்லிக் குடுத்தாங்க. ஆ நான் வந்து எப்படின்னா, இந்த ஏகலைவன் சொல்லுவாங்க. குருவ மிஞ்சின சிஷ்யன்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் கொஞ்சம் அந்த மாதிரி தான்.
ஆஹா. பரவால்லங்க. சூப்பருங்க. அ. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. சரி. ம். சரி. சரி. ம். அருமை அருமை. சரி. ம். சரி. ம். சரி. ம். சரி. ஆ. ஆமா, கண்டிப்பா. நீங்க தான் ஆர்வத்தில அதிக அளவு அதிகமா ஆர்வமா இருக்கீங்களே? கொழந்தையில இருந்து அ.
ஆமா. நான் கொஞ்சம். அவங்க நான் பார்த்துட்டே இருப்பேன். அவங்க பேசிட்டே ஏதாவது ஒரு விஷயம் தப்பா பண்ணுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன். ஐயோ! சித்தி இது தப்பா மடக்குறீங்க. திருப்பி மடக்குங்கன்னா, "பார்த்தியாடா! நான் பேசிட்டு இங்கே தப்பா செஞ்சுட்டேன்டா! பரவால்ல நீ கரெக்ட்டா சொல்லிட்ட." அப்ப்டின்னு சொல்லிட்டுசெய்யும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம். பரவால்லயே நமக்கு வந்து தெரியாட்டி கூட தப்பு ஏது ரைட் எதுல்லா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு
ம். ஆஹா! <laughs> அ, ம். ஆ. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. அந்த கவனம் பாருங்க. எப்படி இருந்த நீங்க கவனமா கவனிக்கிறீங்க பாருங்க?